ஓ! அப்பா அப்ப அப்ப உங்களோட மனசு எந்த அளவுக்கு இருந்திருக்குங்க?
ம். அதுதான். அப்படியே அந்த இதய துடிப்பு வந்து நம்ம காதுக்கு கேட்கும்னு சொல்வாங்கள்ல. <laughs> அந்த அளவுக்கு துடிக்குது, கடகட கடகடன்னு துடிக்குது, நான் நடுங்கறேன். அ நான் பின்னாடி வந்துட்டேன் எப்படியோ. அப்புறம் ஆனா, அந்த நேரத்தில நான் ஏன் இங்க தாமதம்னு நான் சொல்றேன்னா, நான் இறங்குன உடனே வந்துருவேன். நான் பாட்டுக்கு கிராஸ் பண்ணிட்டு வந்துருவேன். ம்.
ஆமா ஆமாமாமா. உடனே ஆமா, நீங்க கடகடன்னு நடந்து வந்திருந்தா இந்த மாதிரி விபத்தில நீங்க மாட்டியிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் இல்லையா? நீங்க
ஆமாங்க ஆமாங்க. நான் கொஞ்சம் வெக வேகமா நடக்கிற பொண்ணு அப்டிங்கம்போது
ம்.
கொஞ்சம் நான் தயங்கி, தயங்கி நடந்தங்காட்டி, கொஞ்சம் தாமதப்படுத்தினங்காட்டி என்ன ஆச்சு அப்படினா, நான் அதில இருந்து தப்பிச்சுகிட்டேன்னு சொல்லலாம்.
ஆமா ஆமாங்க. இப்ப அந்த தேர்வுல அப்புறம் என்னங்க ஆனீங்க? நீங்க பாஸ் ஆகிட்டீங்களா? எவ்வளோ மார்க் வாங்கினீங்கங்க?
ம். அங்க, ஆ. <laughs> பாஸ் ஆயிட்டேங்க. ஆனா, அங்க தேர்தல் நடந்தது அத விட ஒரு காமெடியான விஷயம். என்ன ஆச்சு அப்படினா, நான் படிச்சேன் நைட் என்னெல்லாம் படிச்சேனோ எல்லாமே வந்துருச்சுங்க. அது ஒரு அதிசயம். ஆனா அது ஆவுட் பண்ணி என்னங்க பண்றது? எனக்கு தான் எல்லாமே மறந்து போச்சே. <laughs>
சொல்லுங்க. ஓ! ஒரு வேள கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டாங்களோ உங்களுக்கு? ஆமா, அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க.
ஆமாங்க, ஆமாங்க. ம், அதனால எல்லா கொஸ்டினும், என்னடா இத நான் அப்ப தானே படிச்சேன்! இப்ப தானே படிச்சேங்கிறேன். ஆ, எனக்கு
அப்ப டைமிங்லா ஞாபகம் இருக்கும். நான் இந்த டயத்துல, இந்த நிமிஷத்துல தான் நான் படிச்சேன். ஆனா, படிச்சது தான் என்னன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டுதே கடவுளே! அப்டி சொல்லிட்டு வந்துருப்பீங்க.
<laughs> ஆமா. <laughs> அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. அந்த மாரி தான் ஆகிபோச்சு எனக்கு.
எனக்கும் அப்படிதான் ஞாபகம் இருக்கும். ஆனா, இந்த டைமிங்ல நம்ம படிச்சோம்ல, "இதுல பர்ஸ்ட் வார்த்த இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னே எனக்கு தெரியல." அப்படின்னு எனக்கும் நடந்தது உண்டுங்க அது.
ம். ம். <laughs> அப்பாடா! எனக்கு வந்து கம்பனி குடுக்கிறதுக்கு நீங்களும் இருக்கிறீங்க. ம் அப்புறம் சரின்னுட்டு அந் அந்த தேர்வு ஒண்ணு அது ஒரு சம்பவங்க. அதுல வந்து கொஞ்சம்
ஆமாமாமா.

ஓகே.
வண்டி அப்டிங்கிறனால அப்ப நான் நெனைச்சுட்டே வர்றேன், அப்பாடா 9 மணிக்கு போய்ருவோம். ஆ 9 மணிக்கு போய்ட்டா 1 மணி நேரம் இருக்கும். ஆ நம்ம நேரத்தில போப்போறோம் அப்டியெல்லாம் நெனைச்சுட்டு. ம்.
ஆமா, அது அதில ஒரு ஏற்கனவே இருக்கிறதுலாம் வேற படிச்சு ஞாபகப்படுத்திக்கலாம். அப்டிங்கிற ஒரு சந்தோஷத்திலேயே நீங்க போயிட்டுருப்பீங்க அப்பா கூட.
ஆமாங்க. ஆ <chuckles> போய்ட்டுருக்குறோம். என்ன ஆயிட்டதுன்னா, அ அப்ப வந்து ரொம்ப மெதுவா போய்ட்டே இருக்றாரு. என்னன்னு கேட்டா வண்டியில கொஞ்சம் கோளாறு வெசியா போ முடியாது அப்டின்கிறாரு. <laughs>
அய்யயோ! ஐயா அப்டி உங்களோட மனசு எப்டி துடிச்சிருக்கும்?
ஆமாங்க. என்னதான் என்ன என்னால கேட்கவும் முடியல, ரொம்ப நேரம் கழிச்சு தான் கேட்கிறேன். என்னடா இவ்ளோ மெதுவா போறாங்களே எங்க அப்பா இப்டி மெதுவா போவே மாட்டாரே அப்டின்னு நான் நெனைச்சிட்டுருக்கிறேன் அப்புறம் சொல்றாரு அ இல்ல இல்ல வண்டியில வந்து பிரச்சனை இருக்குது. வெசையா போனோம்னா என்ன ஆகும்னு தெரியாது. அதனால நம்ம மெதுவாவே போய்க்கலாம். உனக்கு தானே 10 மணிக்கு தான உனக்கு தேர்வுன்னு சொன்ன இப்ப 8:30 தான ஆச்சு அப்டின்னு அப்பா அவ்ளோ கூல் டவுனா சொல்றாரு. நான் சொல்றேன், "நான் அங்க போனா கொஞ்சம் படிச்சுக்கலாம்னு நெனைச்சேன். வண்டியில போனதே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில போகணுங்கறக்க தானே." அப்டின்னு நான் சொல்லிட்டு வர்றேன்.
ஆ. ஆமா. ஆமா. ஆ என்ன ஒரு படிப்புத்தனம், போங்க உங்களோட அளவுக்கு ஒரு அளவே இல்லாம போய்டுருச்சு போங்க.
அச்சோடா <laughs> <laughs> ஆமாங்க. இப்ப நான் அத சொன்னாலே எங்க அப்பா வந்து திருப்பி வந்து 6 மாசமா என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்குறாரு. <laughs> ம் அப்புறம் சரின்ட்டு அ கொண்டு வந்து விட்டாரு கரெக்ட்டா ஒ 9 9.15 என்னமோ கொண்டு வந்து விடுறாரு. ஆ அப்புறம் அது விட்டது என்ன பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நடந்து போகணும் நானு. எப்பவுமே என்னை வந்து கொண்டு போய் உள்ள தான் விட்டுட்டு வருவாரு, இந்த டைம் வெளியே விட்டுட்டாரு.
ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. ஒகே. சரிங்க, அப்புறம் என்னாச்சு?
ஆ வெளியே விட்டுட்டு இப்போ அந்த ரோட்ட கிராஸ் பண்ணணும் நானு. ஆ கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்டின்னா, ஆ நான் வந்து அந்த தூக்க கலக்கத்தில மெதுவா நடந்து போயிட்டுருக்கறேன்.
ஓ!
ஆ மெதுவா நடக்கும்போது கிராஸ் பண்ணும்போது, எதுவுமே வல்ல எதுவுமே வல்ல அ எதுவுமே வல்லைன்னு நடந்து போயிட்டு இருக்கிறேன் டக்குனு ஒரு பஸ் வந்துச்சு. ஆ அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு வண்டிக்காரங்க வந்து கத்துனாங்க பாருங்க, நானு ஐயோ! என்னமோ பிரச்சனை அப்டின்னு ரிவர்ஸ் எடுத்துட்டேன். ரிவர்ஸ் ஓடியாந்துட்டேன். ம். இல்ல இல்லங்க எனக்கெல்லாம் எதுவும் ஆகலைங்க.
ம். அச்சச்சோ! அப்புறம் என்ன ஆச்சு? அப்டி, ஓகே, ஓகே ,ஓகே, ஓகே. ஆ உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்ப? ஒரு மைல் இறகுல தப்பிச்சிருக்கீங்க. அவங்க சத்தம் போடல அப்டின்னா, நீங்க அந்த தூக்க கலக்கத்திலேயே அத கிராஸ் பண்ணி, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும் இல்லையா?
ஆ. ஆமாங்க. ஆமா ஆமாங்க. அதனால அந்த நேரத்தில கொஞ்சம் நான் மெதுவா போனதும் ஒரு விதத்தில அ உதவுச்சுன்னு சொல்லலாம். ஆ.
நல்ல அந்த எடத்துல உங்கள உங்களோட கவனத்தில யாரோ கத்துன மாதிரியாச்சும் கேட்டுச்சே. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். <tsk> நம்ம நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில இருக்கும்போது நம்ம கத்துனா கூட, யாருக்குமே கேட்கவே கேட்காது. நம்ம நம்ம அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணவும் மாட்டோம். கடவுள் புண்ணியத்துல அ கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு அந்த சத்தமாச்சும் கேட்டுச்சே. அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த தருணத்த நம்ப.
அச்சோ! ம். அ. ஆமாங்க. சரியா, சொன்னீங்க. ஏன்னா ம். ஆமாங்க. ம். ச சரியா, சொன்னீங்க. சரியா, புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா, நீங்க சொன்னது அங்கு நடந்துச்சு எங்க அப்பா கத்துனாராமா. ஆ போகாத போகாதன்னு கத்தியிருக்கிறாரு. ஆனா, ஆ எனக்கு அது கேட்கல. எனக்கு முன்னாடி ஒரு பைக் என் என் முன்னாடி வந்து ஆ என்னை ஒரசுற மாரி போயி அவரு கத்துனதுதான் எனக்கு கேட்டுச்சு.
ஓ! ஆ. ஆ.